முழுசா முழுமையா அப்டின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலானா, ஒரு 40% வந்து என்ன பண்ணிக்கலானா, செஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். அத சுவைக்காம இப்ப நம்ம சாமிக்குலாமே சில சமயங்கள்ல படைப்போம். அப்ப படைக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில உப்பு போட்டோமா இல்லையா அப்டிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கும்போது, நம்ம வந்து நம்ம பெரியவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எச்சிப்படாம செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இல்லையா? நான் ம்.
இப்ப அப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உப்பு உப்பு போட்டுருக்குறோமா இல்லையாங்குறத நம்ம மோர்ந்து பார்த்து கண்டுபுடிக்க முடியாது இல்லையா? உப்புனுடைய ப். ஆ.
இல்லங்க, அதோட நீங்க வந்து நீங்க வேணாலும் சோதனை வேணா செஞ்சு பாருங்க. நல்லா நல்லா கொதிச்சிட்டுருக்கு. ஒரு 2 பக்கமும் ஒரே மாதிரியான செஞ்சிருக்கு ஒரு குழம்பு. ஓகேங்களா? அதில வந்து ஒரு அதே குழம்பே இன்னொரு குண்டால எடுத்து ஊத்திக்கோங்க. உப்பு போடாம இருக்குற ஒரு குழம்பு என்ன பண்ணிக்கோங்க இன்னொரு குண்டால எடுத்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அந்த ஒ ஏற்கனவே இப்ப 2 குண்டாலையுமே உப்பு போடாம தானே இருக்கு. அதில கொஞ்சோண்டு உப்பு போட்டு பாருங்க. உப்பு போட்டு நீங்க வந்து உங்களோட மூக்கு கிட்ட வச்சு பாருங்க. நல்லா வாய மூடிக்கிட்டு, வாய் திறக்கக்கூடாது அந்த இடத்துல. நம்ம என்ன அந்த வாய் திறக்கிறனால அந்த சுவை அந்த இதெல்லாமே வெளில போயிடும். அதனால வாய மட்டும் மூடிக்கிட்டு மூக்கால முகந்து பாருங்க உங்களுக்கு, 2த்துக்குமே கண்டிப்பா வேறுபாடு தெரியும். ஏனா, இத வந்து நான் அனுபவம் மூலியமா என்ன புரியல?
ஆ. ம், சரிங்க. சரி. ஆமா. அப்டித்தான் இருக்கு. சரி. சரி. சரி. ஓஹோ! சரி. அதாவது, உப்பு போட்டதுக்கும் உப்பு போட்டதுக்கும் உப்பு போடாததுக்கும் வித்தியாசம் வந்து நல்லா தெரியும்ங்குறீங்க.
போடாத உப்பு வந்து இவங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். இது வந்து அனுபவம் மூலியமா நான் கத்துக்கிட்டது.
அப் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு சுவையை உணர்ந்து கொள்வதற்கு உப்பு வந்து ஒரு காரணியாக இருக்கிறது என் என்று நீங்க வந்து பதிவு செய்ய விரும்புகிறீர்கள். அப்படி தானே? ஆமா. ஆ. ம். நல்லா சொன்னீங்க நல்லா சொன்னீங்க. ஆ.
ஆமாங்க, ஆமாங்க. கண்டிப்பா. நீங்க வேணா கண்டிப்பா உங்க வீட்ல இத செஞ்சு பாருங்க. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உணர முடியும். உங்களால உணர முடியும் வாயில ஊத்தி தான் உணரணுனு இல்ல. இது ஏனா, நாங்க வந்து அடிக்கடி வந்து பெண்மணியாகிய நாங்க வந்து அடிக்கடி செஞ்சிட்டே இருக்கறனால எங்களால இது உணர முடியும்.
ம். ஆஹ. ஆ.